நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு. இது தான் நம்ம குடும்பத்தோட வழக்கம் அப்படீன்னு சொல்லி, நமக்கு அப்பா, அம்மா அதுக்கு முன்னாடி தாத்தா, பாட்டி அந்த மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்லுறாங்கன்னு நமக்கு முதல ஒரு வயது வரைக்கும் காரணமே புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும். இத நீ கண்டிப்பா வந்து பின்பற்றணும் அப்டிங்குற மாரி. உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது இருக்கா? அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஆமாங்க. கண்டிப்பா இருக்குது. அ ஏதாவது ஒரு உடை தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட <chuckles> குடும்பத்துல இந்த பாரம்பரிய உடை அணியணும்னா, அந்த பாரம்பரிய உடைய தான் அணியணும். அத மாத்தி நம்ம ஏதாவது உடைகள் ப் போயிட்டோம் அப்டின்னா, முடிஞ்சோம் கதை <chuckles> அந்த மாரி தான். பாட்டி, அம்மா எல்லாரு அந்த புடவைனா புடவை மட்டும் தான். ஒரு நைட்டி கூட இரவு நேரத்தில மாத்தறக்கு என்னோட அம்மாக்கு வந்து வ் பர்மிஷன் கிடையாதுன்னு <chuckles> சொல்லலாம். அ இது கதை இப்டி போயிட்டுருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னை பெருசா ஒண்ணும் கண்டுக்கல. அ என்னோட அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் நெறையா சின்ன வயசிலிருந்தே ஆ அந்த மாடன் உடைகளெல்லாம் கொஞ்சம் அணிஞ்சு பழக்கம் இருக்கு. அப்பவும் ஒவ்வொரு முறையும் வந்து என்னோட பாட்டி வந்து திட்டுவாங்களாமா," என்ன துணி எடுத்துட்டு வந்துருக்க புள்ளைக்கு? அதுவும் பொட்ட புள்ளைக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருக்க. அழகா ஒரு பாவாட சட்ட எடுத்துட்டு வந்தா ஆயிருக்காதா?"
ஆ. ஆஹ். அடடா! அ. அதுதான் அழகு அவங்கள பொறுத்தவரைக்கும். <chuckles>
ஆமா. அப்டீன்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க. அப்புறம் என்னோட அம்மா மனசுல எப்டினா, எப்டியும் கொஞ்சம் பெருசானா இந்த குடும்பத்துல வந்து இவள போட <chuckles> விடமாட்டாங்க. அதுனால சின்ன வயசிலயே வந்து நாம எல்லாமே வந்து வாங்கி குடுத்துருவோம் அப்டினு சொல்லி, திட்டுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி குடுத்துருக்காங்க. அ இன்னிக்கும் எனக்கு நினைவில இருக்கு. என்னோட பாட்டி எப்ப போனாலும் பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவோம்ல, மொத்த விற்பனை கடையில போய் ஒரு பாவாடைக்கு 1 துணி, சட்டைக்கு 1 துணி, 2 மீட்டரு கணக்குல வாங்கிட்டு வந்து அத வந்து தைச்சு தான் வந்து போட்டு விடுவாங்க. அந்த பழைய புகைப்படங்களெல்லாம் கூட இன்னுமே பத்திரமா இருக்கு அந்த மாரி இருந்தது. இப்டி
<laughs> சரிதாங்க. அ. சரிங்க. ஆமா. அவ்ளதான். ஆஹ. ஆஹ. உங்க குடும்பத்துல இந்த உணவு தான் சாப்பிடணும், ஏ காலையில ஒரு உணவு, இல்ல திருமணங்கள் அந்த மாதிரிலாம் உணவு கலாச்சாரமும் அவங்க உங்க குடும்ப மரபுப்படி ஏதாவது இருக்கா, அப்டி?
ஆமாங்க. இருக்குங்க, இருக்குங்க. அ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, காலை நேரம் வந்து அந்த அ களி தண்ணீன்னு சொல்லுவோம் இல்லயா! அதுதான் வந்து என்னோட பாட்டி, தாத்தா இப்பவும் அவுங்க அத தான் சாப்பிடுவாங்க. நம்ம மாதிரி இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை சப் இட்லி கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கல்ல? சப்பாத்தியெல்லாம் தயவு செஞ்சு கண்ணுல காமிச்சிடாதீங்க அப்பிடிம்பாங்க. நாங்க வந்து இரவே வந்து என்ன வேல செஞ்சாலும் சரி, கடைசியா ஒரு டம்ளர் மாவுல வந்து நாங்க களி கிளறி அதில தண்ணீ ஊத்தி வச்சு இருக்கணும். காலையில எந்திச்சசோனே முதல் வேலையா அவுங்க 2 பேருமே வந்து அதத்தான் குடிப்பாங்க. அதுக்கப்பறந்தான் மத்த எல்லாமே! அ அது வந்து ஒரு மரபா தான் இருந்தது. என்னோட திருமணத்துலல்லாம் கூட சொல்லிட்டாங்க, அந்த உணவு பரிமாற அந்த பட்டியல் வரும் இல்லயா! உணவு பட்டியல் வரும்போது அ, "நிறைய எங்களமாரி பெரியவுங்க வருவாங்க. அதனால கொஞ்சமா ஏதாவது மாற்றி வந்து அ நீங்க எல்லா லிஸ்ட்டு கொடுத்தது போக அதில ஒரு களி உணவோ அந்த பாரம்பரிய உணவு எதாவது வந்து கண்டிப்பா அதில சேர்த்தணும். அப்பிடிங்கிற மாரிதான் இருந்தாங்க ம் அந்த அளவுக்கு வந்து அ என்ன போட்டே படுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆமா. ம்.
ஆஹா! ஆஹா! ஒ! ஆமா. ம். ஆமா. ஆஹா. அதான். <laughs> இல்ல ஓகே. அது கூட பரவால்ல. இப்ப கல்யாணத்தும்போது அத கொண்டாடுறதுல இப்பல்லாம் வழக்கமாயிடுச்சு. இப்ப வேற மாதிரியான திருமணங்கள். ஒரு, ஒருத்தர் ஒரு, ஒரு மாதிரி நிறைய கல்ச்சர் இப்பல்லாம் ஃபாலோப் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். உங்க குடும்ப மரபுப்படி இப்ப ஒரு சிலர்லாம் வந்து, "இந்த கூரப் புடவைதான் கட்டிக்கணும்." அப்பிடிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எதாவது மரபு இருக்கா?
ஆமாங்க. இருக்கு இருக்கு இருக்கு எனக்கு வந்து அந்த மரபு இருந்தது. அ கூற புடவை தான். எ ஆனா, அது வந்து நல்ல வேலை என்னோடது வந்து ஒரு அரேஞ்சுடு மேரேஜ்தான். அதுலயே வந்து அந்த கூற புடவை வந்து மாப்பிள்ளை வீட்ல அவங்க குலம் என்னவோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க.
ஆமா.
அ இந்த முறை மட்டும், நான் தப்பிச்சேன், என்னோட குடும்பத்தில. ஏன்னா, என்னோட அப்பாக்கும் வந்து, எங்க அப்பா வழியிலேயும் வந்து ஒரு மாதிரி ஒரு ரோஸ் நிறம், இல்லனா மெரூன். அதில கட்டம், கட்டமா போட்ட ஒரு கூரை புடவைதான். ஆமா, எங்க வீட்லயும் அதேதான் நல்ல வேளை என்னோட கணவர் குடும்பத்துலயும் அதுதான் வந்து கூற புடவையா இருந்தது. அதே வந்து என்னுடைய தங்கை திருமணத்தில வந்து அப்படியே மாறியிருந்ததுங்க! ஏன்னு கேட்டிங்கன்னா? என்னோட தங்கையோட கணவர் குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் புடவை குடுப்பாங்க. அம் தெலுங்கு ஆமா.
<chuckles> அஹன். <chuckles> ஆமா ஆமா. ஆ. எப்டிங்க? ஆ. கட்டம் இல்லாம மொத்தமா மஞ்சளா?
ஆமாங்க. மஞ்சள். மஞ்சள் நிறத்தில வந்து பார்டர் மட்டும் கோல்டன் கலர் பார்டர் மாதிரி மங்களகரமா. அது வந்து இந்த தெலுங்குல, அதிகமா ஆந்திரப்பிரதேசத்தில, அந்த மாதிரி ஒரு உடை தான் அணிவாங்க பெண்கள், கல்யாணத்துக்கு. அந்த உடைதான் வந்து அவளுடைய உடையாலாம். அப்ப வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட பாட்டி, தாத்தா, "என்ன மாப்பிளை பார்த்துருக்க நீ! குலங்கோத்திரம்லாம் கேட்க மாட்டியா?" ஆ ரொம்ப சண்டைக்கே வந்துட்டாங்க. அது வந்து பா காதல் கம் அம் பெற்றோர்கள் பார்த்ததுன்னு சொல்லலாம். அதுல போய் நம்ம என்னங்க சொல்றது? ஆனா, பெரியவங்களுக்கு தெரியாது. வீட்
ஆ. ம். ம்ஹ்ம். அஹன். அதான் அதான். அ இப்ப நம்ம பேசவே முடியாது. அவுங்க 2 பேரும் <chuckles> முடிவு பண்ணிட்டாங்க.
ம்ஹூம். ஆமா. அது முடிவு பண்ணிட்டாங்கங்க. ஆனா திருமணம்ன்னு நாங்க முயற்சி பண்ணும் பொழுது, எ அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. என்னோட அப்பா, அம்மா தாத்தா, பாட்டி காதிலலாம் இந்த விஷயம்லாம் விழுந்துச்சுன்னா, சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க வேற வழி இல்லாம சரி 2 பேருக்குமே ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால நாங்க வந்து சரின்னு ஒத்துக்கிறோம். 2 குடும்பமுமே சம்மதித்து, அது வந்து நடந்தது. ஆனா அவுங்க எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மாதிரி திருமணத்துக்கு உடை எடுக்க போனோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. என்ன இந்த புடவ எடுக்குறீங்க? நம்ம
அஹ. ஆஹ. அப்ப கண்டுபிடிச்சுட்டேன். அது வரைக்கும் நாம ம ம மறைச்சி வச்சதெல்லாம் வெளில வந்துருச்சு.
ஆமா, ஆமா. எங்களுக்கு அது மறந்து போச்சுங்க அது. அத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா என்னோட திருமணத்துக்கு எடுக்கும்போது, ஒரே மாதிரி தான் 2 பேத்தோடத்துக்கும் ஒரே மாரி இருந்ததா! அதேயே நினைச்சுட்டு நாங்க அத பெருசா எடுத்துக்கல. முகூர்த்த புடவையெல்லாம் எடுத்தாச்சு. கடைசியா வந்துட்டு கூரப்பட்டு எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது இல்லயா! அப்பிடின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அ வந்த சொந்தக்காரங்களெல்லாம் வந்து அ முகூர்த்த புடவை எடுத்துட்டு எல்லாத்தையும் அனுப்பி விடணும் வேகமா, அப்பிடின்னு அனுப்பி விட்டுட்டு, அப்புறம் குடும்ப அளவுக்கு போய் எடுத்துக்கலான்ட்டு விட்
அ. அதனால. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா.
அங்க போய் அவுங்க என்னோட சின்ன மாமியார் அவுங்க வந்து கேக்குறாங்க. இந்த மஞ்சள் கூரபுடவை பட்டு எடுங்கன்னு சொல்றாங்க. எங்க பாட்டி முகமே மாறி போச்சு. "என்னது மஞ்ச கலரா? நம்மளோட புடவ இதுதான! எதுக்கு அத எடுக்கறீங்க?" ங்கிறாங்க அப்புறம் அவங்க "இல்லேங்க எங்க குலத்தில இதுதான் கட்டுவோம்" னா "என்ன குலம் உங்களது? சொல்லுங்க பார்க்கலான்டு, கடைக்குள்ள உட்காந்து குலம், கோத்திரம், எங்க அப்பாக்கு செம்ம திட்டு. "என்னடா! மாப்பிள பாக்குற நீயெல்லாம் குலத்த கேட்க மாட்டியா?"யோவ் அப்புறம் எங்க பாட்டிய ஒரு வழியா சமாதானம் பண்ணி நானும் என்னோட கணவரும் வந்து அங்க பாருங்க உங்கள தெரிஞ்சவங்க அங்க வந்து கூப்பிட்றாங்க, வாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த இடத்த விட்டு நகர்த்தி கூப்பிட்டு வந்துட்டோம். அவுங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரிலாம் நடந்தது
போச்சு. ம்ஹ்ம். ம். ஐயோ! ஆஹ. ம்ஹ்ம். அது வந்து அப்பயோட முடியுது, அப்ப ஆரம்பிக்கிறது அ ஒரு
ஆமாங்க அதுக்கப்புறம் அ நெஜமாலுமே எங்க குடும்பத்தில என்னோட தங்கைக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே இருக்கு. என்னன்னா, அ என்னைய வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த குலம் வந்து ஒத்து போயிடுச்சாம்மா அதனால ம்.
இல்ல காதல் திருமணம் இல்லயா! அது ஓரளவு அவுங்க ஒத்துக்கிட்டு எடுத்துட்டு போனதே ஓகே தான். ஆனா "நீ காதலிச்சது தான் காதலிச்ச இதையும் பார்த்து காதலிச்சிருக்க கூடாதா," அப்பிடிங்கிறது உங்க பாட்டியோட வருத்தம்.
ஆமாம். ஆமா, ஆமா. இல்ல அவுங்களுக்கு அது வந்து தெரியல. அந்த அளவுக்கு தெரியாது. காதல் திருமணம் அப்பிடிங்கிறது அவுங்க காதுல ஃபர்ஸ்ட்டு நாங்க போடவே இல்ல. திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்க சொன்னோம். அப்போதான் அவுங்க சரி திருமணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தோனா அதெல்லாம் முடியாது, புள்ள வீட்டிலேயே இருக்கட்டும் நீ கல்யாணத்தை நிறுத்திடு அப்டின்ருவாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க ஒரு முறை
ஆ. ஓ. நல்ல வேல. ம். சரிதான். இல்ல, அவுங்க அத அவ்வளவா கண்டிப்பா வந்து இப்ப இதுமாரி இது ப பண்ணணும் அப்பிடிங்கிறதுக் காரணம் வந்து, இந்த எத்தனை தலைமுறைகளா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது மாதிரி கூர புடவதான் கட்டணும். இதுவுங்க, இவுங்க தான் இன்னார், இன்னாரு தான் பண்ணிக்கணும். அப்பிடி போய் குலம், கோத்திரம்லாம் கேட்டு அதமாத்திரதான் பண்ணுவாங்களே! அத தாண்டி இருக்கவங்க பண்ணவே மாட்டாங்க. எங்க அப்பாலாம்
ஆமா. அது ஏன் என்னோட வீட்ல என்னோட பாட்டி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ எங்க குடும்பத்தில வந்து அவங்க தான் மூத்தவங்க. என்னோட பாட்டி தான் மூத்தவங்க. அவுங்களுக்கு கீழே வந்து அவுங்க சித்தி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னிக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் வீட்ல என்ன விசேஷம் அப்பிடின்னா கூட வந்து கேட்பாங்க. இந்தமாரி அ இந்தமாரி பொண்ணு பாத்துருக்காங்க. மாப்பிள பாக்குறாங்க நீங்க வாங்கன்னு, சொல்லி இவுங்கள கூப்பிட்டு போய் தான், முன்ன வீட்டுக்கு மூத்தவங்க இல்லயா! அந்த குடும்பத்துக்கு மூத்தவங்கன்னு சொல்லி, இவங்கள தான் நிக்க வைப்பாங்க. அப்போ வந்து அவுங்களுக்கு என்ன சங்கடம் ஆகுதுன்னா, அ எல்லா விசேஷத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் நாங்க முன்னாடி நிக்கிறோம். கடைசில எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து இப்பிடின்னா, யாராவது இந்த சொல்லுவ நாக்கு மேல பல்லு போட்டு பேசிட்டாங்கன்னா! <laughs> அ அப்பிடின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க பாருங்க. யாராச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு
ஆஹா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். அதானா ஆ நம்ம வீட்டுக்கு அதான், அதான். சரிதான். ஆனா காலம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லயா! அந்த பாட்டிங்க ஆனா மாற மாட்டிக்கிறாங்க. எங்க பாட்டிகூட சொல்லுவாங்க, "எத்தன தலைமுறைக்கலா இத வந்து நாங்க பண்ணிகிட்டுருக்கோம். கூரப்பட்டு வேண்டாமா! அது இல்லாம ஒரு பட்டு புடவையிலேயே ஜருக, ஜருகையா வச்சு தாலி கட்ட போறீங்களா? அப்பிடின்னு பெரிய சண்டையே நடந்தது. நான் நினைப்பேன். எத்தனை தலைமுறையா இத ஃபாலோப் பண்ணிட்டு வருதுன்னா, ஒரு இருவதுக்கு மேலே இருக்கும். இன்னாரு, இன்னாலரு எனக்கு சொல்லிட்டு போனாங்க. நாங்க இத்தன உன்னோட சேர்த்தி இவ்ளோ ஆச்சு" அப்பிடிம்பாங்க. இத்தன காலமா இதையா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப காலம் மாறி போச்சே!
ம், ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. எங்க வீட்ல. ஆமா ஆமா, பாட்டி அதான் சொல்லுவாங்க. "கூர புடவ நான் எனக்கு வாங்கின புடவைய பத்திரமாக வச்சிருந்தேன். என் மாமியார் தான் கட்னாங்க! அதுக்கப்புறம் உங்க அப்பா பொறந்தப்போ தான் அவனுக்கு தொட்டிலு கட்டுறதுக்கு தான் அத பயன்படுத்தினாங்க. என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. அ நான் அத வழி வழியா கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு என்னமோ நீங்க அப்படி இப்படிங்கிறீங்க!" அப்படிம்பாங்க. அப்பலாம் அதான், எங்க அப்பா அதத்தான் சொல்லித்தான் சமாளிச்சாரு. "விடுமா பொட்ட புள்ளைங்க வேற வீட்டுக்கு போற புள்ளைங்க, எப்படியோ போய் தொலையட்டும் விட்ருங்க. <laughs> ஆமா நம்ம பையன் தம்பி ஒருத்தன் இருக்கான். நம்ம பையனுக்கு பார்க்கும்போது நம்ம நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாரி நம்ம பார்த்துருவோம்." அப்டின்னு சொல்லி அவர் ஒரு வழியா அவர் மகன், ஆமாமா, அப்டி தான் சொல்லி சமாதானப்ப, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லயா? நம்ம வந்து அ மனம் நோகும்படியும் பேச முடியாது, ஏன்னா குடும்பத்துக்கே பெரியவங்கங்கும்போது. ஆனா எல்லாமே அவங்க சொல்றபடி தான் நம்ம நடந்துக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா நடந்துக்க முடியாதுங்க, சூழ்நிலை அப்டி இல்ல.
ம். ம். சரிதான். அ. <laughs> அவங்க போக்குலயே போக வேண்டி தான். அதுதான், இப்ப நம்ம வந்து எ எங்க வீட்லலாம், ஒரு வார்த்த சொல்லியிருக்காங்க, முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிற அக்காங்களுக்குலாம், "பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? இன்னொரு வீட்டுக்கு போக போது. அதுக்கு இவ்ளோ செலவு பண்ணி கொண்டு போய், அங்க கொண்டு போய் விட்டா படிக்க வைக்க போற?" அப்படி எங்க அக்காலாம் அழுகிறதெல்லாம் நான் ஆனா பார்த்துருக்கேன். நல்ல வேல கொஞ்சம் மாறிடுச்சு நான் படிக்கும்போதெல்லாம். உங்க வீட்டில அந்த மாதிரி எதாவது தலையீடுலாம் இருந்ததா?
கண்டிப்பா. ஆமா, அதாவது படிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, வீட்டு வேல மொத்தத்தையும் பழக்கி விட்டுட்டாங்க, என்னோட பாட்டி எனக்கு. அம்மாவ கூட சில நேரத்தில விட்டுருவாங்க, ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனா என்ன விடவே மாட்ட. "இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், அ என்ன வளர்த்துருக்கீங்கன்னு எங்கள பார்த்து கேள்வி கேட்டுருவாங்க. நீ மொதல்ல இத செய், அத செய்" 5 வயசுலருந்தே எல்லா வேலையும்ங்கங்க! சமையல் அறை முதல் என்ன வந்து பழ அவங்க உட்காந்து சமைப்பாங்க, நான் கூடவே உட்காந்து காய்கறி நறுக்கி கொடுக்கணும். ஆனா அவங்க வந்து அத ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க. அவங்களோட பழைய கதைகளெல்லாம் சொல்லிட்டு கொண்டு போவாங்க. அ சில நாள் நம்ம எதாவது கிறுக்கெடுப்போம்ல. இந்த விடுமுறை நாட்கள்லாம் ஸ் கிறுக்கெடுக்கிறன்னைக்கு, இப்படியெல்லாம் இருந்தின்னா போற பக்கம் அவ்வளோதான்! எங்கள ஒரு வழி பண்ணிருவாங்க, "என்ன புள்ள வளர்த்தி வச்சுருக்குற?", அப்டின்னு கேட்பாங்க. மொதல்ல வந்து இத செய், அத செய்ன்னு, ஆனா அதட்டி எல்லா வேலையும் செஞ்சு பழக்குனது வந்து, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நெஜமாலுமே திருமணத்துக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளுமே பாட்டிய நினைச்சுக்குவேங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அவுங்க அப்டி
ஆஹான். அடடா! பாவங்க நீங்க. ம். அ. அ <laughs> அ, அ ஏன்னா, அப்ப வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல, தட்டி கொடுக்கல, அப்டின்னு இருந்தா, நம்ம கத்துட்டுருப்போமான்னே நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது, இல்லையா?
தெரியாது! இங்கயும் வந்து எங்க வீட்டில என்னோட மூத்தவங்க அக்கா, அண்ணி, இவரோட அண்ணி, அ இன்னிக்கும் அவங்க எதாவது ஒரு வேல செய்யும்போது என்னோட அத்த மாமியார் வந்து திட்டுவாங்க. "என்ன வேல செஞ்சு வச்சுருக்க?" அப்படின்னு இப்ப திட்டுறாங்கங்க. நான் இந்த திட்ட வந்து சின்ன வயசில பாட்டி கிட்ட வாங்கினதுனால, இங்க வந்து திட்டு வாங்குறதில்லன்னு சொல்லலாம்.
அ. ம்ஹ்ம். ம். அது என்னமோ உண்மதான். நம்ம போற வீட்ல எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் மொத்தமா நமக்கு, எப்டி சொல்றது, ஒரு அடையாளமாவே மாறிடுது அது.
ப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஆனாலும்
ஏன்னா, ஒரு வயதுக்கு மேல நம்மள திட்டும்போது, நமக்கே வந்து நல்ல வேல நம்ம கத்துக்கிட்டோன்டா. நம்ம பாட்டிக்கு நன்றின்னு நானுமே <chuckles> சொல்லிருக்கேன், அந்த மாதிரி. இதெல்லாம் பழக்குனதுனால தான் இன்னைக்கு நான் வந்து பொறுமையா, அமைதியா எல்லாத்தையும் நின்னு <chuckles> பார்த்துட்ருக்கேன்.
<laughs> கண்டிப்பா. ஆமா, ஆமா. நிஜந்தாங்க அதுவும் வந்து வேல மட்டும் பழகி கொடுக்கல, ஒவ்வொரு வேலையும் எவ்வளவு நீட்டா செய்யணும், அவங்களுக்கு அந்த சுத்தப்படுத்துறதுதான் ரொம்ப முக்கியம். "நீ சமையல் வந்து உலகத்தில எல்லாருமே சமைக்கலாம். என்ன!" அவங்க எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து நினைப்பேன் இன்னைக்கு நான் நல்லா சமைச்சுட்டேன், பாட்டி மாரியே இந்த டேஸ்ட் வந்துருச்சுன்லாம் சந்தோஷமா இருப்பேன். <smacks lips> வந்து சமையல் அறைய பார்ப்பாங்க. "என்ன இப்படி வச்சு வச்சிருக்க? எடுத்தது எடுத்தமாதிரி இருக்கு. இதா, சமையல் யார் வேணா ஆம்பள பசங்க கூட தான் இப்போலாம் சமைக்கிறாங்க அ. ஒரு பொட்ட புள்ள சமைக்கிற இடம் எவ்வளோ சுத்தமா இருக்கணும் தெரியுமா? மொதல்ல இதெல்லாம் சரி பண்ணு. இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த சைடு வா." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்னடா நம்ம இவ்வளோ செஞ்சோம், இதை ஒரு பாராட்ட கூட இல்லாம இப்படி வேலை வாங்குறாங்களேன்னு. ஆனா, அன்னைக்கு நம்ம திட்டு வாங்கினது எல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதா, அதுக்கு இன்னைக்கு என்னோட
அ. ஆமாமா. ம். போச்சு. ம். யப்பா! ஆ, சரியான விஷயம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படின்னு.
ஆமாங்க. எனக்கு வந்து இப்போ குழந்தையும் பார்த்துட்டு, வீட்டு வேலையும் செஞ்சு, அலுவலக வேலையும் செய்யிறது, ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா, நிறைய பெண்ணுங்க பாவம் ரொம்ப திணறாங்க. சமையல் வந்து இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, சமையல் அறையில சுடு தண்ணி மட்டும் தான் போட தெரியும், வேற எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்காங்க.
நிஜமா தாங்க. ஆமாமா. இல்ல, இப்ப நான் சொல்லும்போதே இப்ப டூ கே கிட்ஸ்லாம் வந்து, எதுக்குமே வந்து யாரையுமே அனுசரிச்சு, விட்டு கொடுத்து போகணுங்கிறத அவங்களுக்கு பழக்கமே படுத்தல. நல்ல வேல நமக்கெல்லாம் அப்போ சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னு, நான்லாம் இப்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிறது. "ஏன் கொட்டி கொட்டி சொல்லிக் <laughs> கொடுத்தாங்க சமையல? ஏன் வந்து சுத்தமா இருக்கணுங்குறத சொல்லி சொல்லி, திரும்ப திரும்ப துடைக்க வச்சாங்கன்னு எனக்கு இப்ப தான் தெரியுது." அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இப்ப அவ்வளோ திட்டு வாங்குறாங்க.
கண்டிப் கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப் <laughs> கண்டிப்பா. ஆமா ஆமாங்க. அதில என்னோட அக்கான்னு சொன்னேன் இல்லையா? அவங்க திட்டு வாங்கிட்டு என்ன வேற பார்ப்பாங்க. நீ மட்டும் எப்படி தப்பிக்கிறம்பாங்க. நான் அதான் சொன்னேன், "நீங்க இப்போ வாங்குற திட்டலாம் நான் என் சின்ன வயசுல வாங்கிட்டேன். நீங்க அப்போலாம் ஜாலியா இருந்தீங்கல்ல, இப்போ வாங்குங்க" அப்படின்னு அவங்ககிட்ட
நல்ல வேலைக்கி. ம். அதான, வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவ கிடைக்கிறது தானே இது.
ஆமா. <chuckles>
நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க, என் குடும்ப மரபுபடி எங்க பாட்டி என்னெல்லாம் வந்து எங்களுக்கு தீர்மானம் போட்டாங்க. என்னலாம் இருந்தது. அவங்க வழக்கப்படி என்ன இருக்கிறதோ எங்களுக்கு கடத்துனாங்க, அதன்படி நாங்க குடும்ப மரபுகள நல்லாவே கத்துக்கிட்டோம். அதனால நான் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஏன்னா, நான் அப்பயிலேருந்து அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகி வந்ததுனாலயோ என்னவோ எனக்கு நல்லாவே பயனுள்ளதா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல அது கஷ்டமா இருந்தாலும், இப்ப அது பயனுள்ளதா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க, மிக்க நன்றி.
நன்றிங்க.